பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இந்த "பாடல், இசை" அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்தோட ஊறிப்போன ஒரு விஷயம். சின்ன வயசுல நமக்கு ஒரு பாட்டு புடிக்கும். அப்பறமேல ஸ்கூல் போகும்போது ஒண்ணு. அ அப்பறம் வந்து, கல்லூரிகள் கல்லூரி நாட்கள்ல வந்து, நிறைய வேற விதமான பாடல்கள் வந்து ரசிச்சு கேட்போம். அப்புறம் ஒரு வயது வந்துருச்சு அப்படின்னா, பழைய பாடல்கள், அதுல சொல்ற தத்துவங்கள் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துரும். ஏன்னா அப்ப தான் நமக்கு வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கும். அந்தமாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட, "சவுண்ட் டிராக்" பத்தி என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறீங்களா, அந்த அனுபவங்கள?
ம், ம். ம், ம், ம்.. ம்.. நிச்சயமாங்க. இப்ப வந்து நம்மளோட இசை அ வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாததான் இருக்கு. ஈவன் தமிழ் சமூகத்துல வந்து, நமக்கு வந்து இசை வந்து ரொம்போ, அ இன்றியமையாத ஒன்றா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சமூகமே வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பாட்டா சொல்லி அ வளர்ந்த ஒரு சமூகமா தான் நான் பாக்குறேன். இப்போ முன்னாடிலாம் வந்து சின்னதா ஒரு கோவில் விழால வந்து, பூசாரிகள்ன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம், இருக்க மாட்டாங்க. யாராவது ஊருல இருக்கவங்களே ஒரு ஒரு அக்காவோ, ஒரு பாட்டியோ வந்து ஒரு குலவை வாசிப்பாங்க. அப்படியே பாடுவாங்க. அப்பறம் வந்து அப்படியே டான்ஸும் ஆடுவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வளர்றோம். அப்போ, ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு இப்போ நம்ம ஊர்கள்ல பழமொழி சொல்றதே வந்து, அ ஒரு பாட்டா வந்து சொல்லுவாங்க. இந்த
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. இப்போ அந்த "பழமொழி சொல்றது, விடுகதை சொல்றது" அதெல்லாம் காணாம போச்சுல்ல! இல்லையா?
ஆமாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப காணாம போயிருச்சு. ஆனா நம்ம வந்து இதை இதை நான் இந்த எப்படி வந்து இசையா மாறுதுன்ங்கறத நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு பழமொழி இருக்கு, "மண்ணெண்ணெ, வேப்பெண்ணெ, வெளக்கெண்ணெ. இவன் எப்படி போனா எனக்கென்ன?". <laughs> இல்ல இல்ல இந்த இடத்துல <laughs> இல்லைங்க, இந்த இடத்துல
ம்ஹ்ம். "நீ எப்படி போனா எனக்கு என்ன?" ஏங்க, இது வந்து ஒரு ஆழமான கருத்து சொல்ற பழமொழியா? இங்க ஆயிரக்கணக்கான பழமொழி சொல்லியிருக்காங்க, நம்ம பெரியவங்க. எதை வந்து எடுத்து, உங்களுக்கு சடனா எதோ ஞாபகம் வருது அ.
அதா என்னன்னா, இந்த இடத்துல நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, அந்த அந்த தொனி ரிதம் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைகளோட ரிதம். இதெல்லாம் தான் வந்து, நமக்கு வந்து பேசுறதுக்கு ஈசியா இருக்கு. நம்ம இந்த மாதிரிதான் பேசி பழகுறோம், இந்த மாதிரிதான் வந்து சத்தமா பேசுறோம். ஒரு திரைப்படத்துல கூட பார்த்திருக்கேன், ஒருத்தங்கள தூரமா இருந்து கூப்பிடுறதுக்கு, அவங்க ஒரு தனி ஒரு வழக்கு மொழி வச்சிருக்காங்க, அ சாரி பேச்சு மொழி வச்சிருக்காங்க. "என்னஞ்ஞே" அப்டின்னு ஏதோ ஒண்ணு ரொம்ப அடித்தொண்டைலருந்து கத்துறாங்க. அப்ப வந்து.
ஆமா. கேட்ருக்கேன். அது வந்து ஒரு வட்டார வழக்கு இல்லையா? ஒரு சில இடத்துல தான் பேசுவாங்க. அஹ்ஹன்.
ஆ ஆமா. அது ஒரு வட்டார வழக்கு. ஒரு சில இடத்துலதான் பேசுவாங்க. ஆனா இ இன்னைக்குமே பல அ பூமில இருக்குற ம பல மனிதர்கள், பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து கூப்பிடணும், வைக்கணும் அப்டின்னா அவங்க ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க. எல்லா விலங்குகளும் விதவிதமா சத்தம் போடுற மாதிரி, நம்மளும் சத்தம்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா அ அதுக்கப்புறம் நமக்கு, இப்போ வந்து நம்மளோட சமுதாயத்துல நம்ம வந்து இன்னைக்கு 21ஆம் செஞ்சுரில இருக்கோம். இங்க வந்து நமக்கு நெறைய விஷயங்கள் கிடச்சிருச்சு அப்டிங்கும் போது, நான் என்னோட இப்ப மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாவே வந்து நெறைய பேசக்கூடியதுதாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துல, அ நண்பர்கள் இந்த மாதிரி யாரும் இல்லாத சமயத்துல நமக்கு வந்து அ இசை மட்டும்தான் நம்ம கையில வந்து கிடைக்குது. இப்ப அந்த காலத்துல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பள்ளிப் பருவத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா என்னோட அம்மா வந்து ரொம்ப நல்ல இசை கேட்கிற ஒரு பெண் அவங்க. அவங்க அவங்களுக்குனு எங்க அப்பா ஒரு ரேடியோ வாங்கி குடுத்திருந்தாரு. அந்த ரேடியோ வந்து அவங்க இதுல அ அ அம சமையலறையில இருக்கும். நான் வந்து சாய்ந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே, அங்க வந்து எதாவது அங்க இருக்கான்னு பார்த்து அத வந்து எடுத்து, இப்போ பொரி இருந்தா எடுத்து சாப்டுறது, அவுல் இருந்தா எடுத்து சாப்பிடுறதுன்னு பண்ணிட்டு இருப்பேன். அப்ப எங்க அம்மா வந்து யாருக்கும் தெரியாம மெதுவா அப்டியே பாத்திரம் கழுவிக்கிட்டே வந்து, மெதுவா ஒரு ஹம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்பப் புடிக்கும், அது பயங்கரமா புடிக்கும். அப்போ எங்க அம்மாட்ட வந்து, "அம்மா நீ நீங் கொஞ்சம் இன்னு இதிலருந்து 2 2 லைன் பாடு" அப்படின்லாம் சொல்லி அவங்ககிட்ட கேட்டு, இந்த மாரில்லாம் அப்பதான் எனக்கு வந்து இந்த பாடல்கள் பத்தியே ஒரு அறிமுகம் வந்தது. அப்
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ. ஆஹஹ. மஹ்ம். அப்போ வந்து எ பெரியவங்கலாம் வந்து, "அந்த பாடல்ல அவர் என்ன கருத்து சொல்றார்," எம்ஜி எம்ஜிஆர் பாடல்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நிறைய குழந்தைகளுக்கு கருத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அந்த மாரிலாம் இருக்கும். "அவர் என்ன சொல்றார் கேளு கேளு" அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து அந்த வரிகளுக்கு, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குறது கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட இசைக்கருவிகள் வந்து வச்சுக்கிட்டு வித்தியாச வித்தியாசமான <inhales> இசைக்கருவிகள் வச்சிட்டு, நெ பெரிய இசைய தான் வந்து கொண்டு வராங்களே ஒழிய, அந்த வரிகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது இல்ல, இல்லையா? அப்போ அந்த மாரி அந்த காலத்துல உங்களுக்கு புடுச்ச, அந்த வரிகள் ஏதாவது இருக்குங்களா? "ஓ! நல்ல பாடல் இது இத வந்து எங்க அம்மா அடிக்கடி பாடுவாங்க" அப்டின்ற மாதிரி?
ம். ம். ஆ. ம். அ ஆமாங்க. அது வந்து. ஆமா. ஆமாமா. ஆமாமா. எங்க அம்மாக்குப் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு, அந்த அந்த பாடல்ல தான் வந்து, எனக்கு இளையராஜாங்கிற ஒரு நபர் ஒரு இசையமைப்பாளரே <chuckles> எனக்கு அறிமுகமாகுறாரு. ஏன்னா அந்த வயசு வரைக்கும், அ நம்ம பெரும்பாலும் நம்மளோட முக்கியத்துவம், "ஒரு பாட்டு நல்லா இருக்கு" அப்டின்ட்டு இருக்கும். இப்ப வந்து, ஓ போடுன்னு ஒரு பாட்டு வந்து அந்த காலத்துல ஃபேமஸா இருந்தது. அப்போ அது வந்து ஒரு பாடல். அதுக்குப் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தேடி எல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. அது அ தெரியவரும், ஆனாலும் அதுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஆனா இந்த இந்த மாரி சில பாடல்கள் வந்து நம்ம எங்கயாவது கேட்ருப்போம். அதுக்கப்புறம் அதைத் திரும்பப் பேருந்துலயோ, இல்ல வேற ஏதோவது ஒரு வீட்ல கேட்கும் போதோ, இது என்ன பாடல் அப்டின்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற அ இது வந்து ஆர்வம் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருந்தது. அப்டி எங்க அம்மா பாடுன பாட்டும் வந்து, அ அதுக்கப்புறம் நான் அத ரெக்கார்ட்லாம் பண்ணி கேட்ருக்கேன். அது வந்து இளையராஜாவோட ஒரு, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அதுல அதுல வந்து ஒரு வரி வரும். அ அ அ பள்ளம் சிலர் உள்ளம் ஏன் படைத்தான் ஆண்டவன், அ பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன்னு ஒரு வரி வரும். அது, பள்ளம் சிலர் உள்ளம் ம் என ஏன் படைத்தான் ஆண்டவன்? அப்படின்னு வரும். அப்போ <tsk> அப்போ ஆமா. அந் அக் குறிப்பா அந்த வார்த்தையைத்தான் எங்க அம்மாவும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதுல வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. <tsk> இப்ப எல்லார் மனசும் வந்து நம்மள மாரியே இருக்குறது இல்ல. எல்லாருமே வந்து அ அவங்க அவங்களோட எதிர்பார்ப்புகளோட தான் இருக்காங்க, அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்ப புரியல. பட் ஆனா அந்த வார்த்தைகள் அவ்வளோ வலிமையானது. இன்னைக்கு நீங்க கேட்டாலும் நீங்க அந்த அந்த விஷயத்துல இருந்து நீங்க எடுத்துட்டு போலாம். <exhales>
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹ. ஓ! அருமை அருமை. <laughs> ஓ! ம்ஹ்ம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அ கொஞ்சம் சோர்வா இருக்குற நேரத்துல, நான் இப்போ ஒரு உடற்பயிற்சி செய்யணும் அப்டின்னா கூட, அ இந்த மாரி இசை வந்து நமக்கு உதவுது இல்லையா? கொஞ்சம் துள்ளலான இசை, ரொம்ப ஃபாஸ்ட்டு பீட்டா போறது. அதெல்லாம் போட்டு கேட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம உடல் அசைவுகள் இருக்கும். உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுருவோம். அந்தமாரி எந்தெந்த பாடல்கள், நீங்க வந்து கேட்பீங்க?
ம். ம். ம். ம் ஆமா. இப்போ நிச்சயமா வந்து இன்னைக்கு நம்மளோட அ இசை வடிவம்ங்கிறது முற்றிலுமாக மாறுபட்டுருச்சு. இப்போ <inhales> இன்னைக்கு நீங்க வந்து பழைய, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சுங்கிற மாரி இளையராஜா பாட்டெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது, இன்னைக்கு இருக்க தமிழ் சூழல்ல. <inhales> அப்படி பார்க்கும்போது அதோட இது நான் என்னவா பார்க்கிறேன் அப்படின்னா, அ <swallows> மேற்கத்திய இசையின் தாக்கம் வந்து இங்க 90களுக்கு அப்பறம் பெருமளவு பாதிக்கிது. <inhales> அதுக்கப்பறம் தான் நமக்கு இந்த, பெரும்பாலும் அ உலகத்தரத்தால் அறியப்படுகிற இசை அ வந்து நம்மளும் அதையே வந்து பயிற்சி பண்ணோம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அது அது சரிங்கிறீங்களா? இல்லைங்கிறீங்களா? ஏன்னா பழைய இசையிலே நம்ம ஏன் இருக்கணும்? நமக்கு கொஞ்சம் வந்து அ இப்ப இந்த காலத்து ம் குழந்தைகளுக்கு புடிச்ச மாரி, அடுத்தடுத்த தலைமுறையினர் வளரும்போது, அதுக்கேத்த மாரி இசையும் ஒரு வளர்ச்சி பெறணும் தானே. என்ன பழைய இசைகள் வந்து தவில், தபேலா, மிருதங்கம், நாதஸ்வரம் இத மட்டும் வச்சுக்கிட்டு வந்து ஒரு இசையை வந்து உருவாக்கிறது, அது சரியா இருக்குமா?
ஆ. ம், நிச்சயமாக. ஆமா. ம். ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. நி இல்ல, இல்ல. என்னோட அ கருத்து என்னன்னா, நிச்சயமாக நம்ம மேற்கத்திய இசையை நம்ம வந்து வரவேற்தே ஆகவேணு மேற்கத்திய இசைன்னு இல்ல. <inhales> எந்த புதிய இசை, எந்த புதிய சப்தம், மனிதர்களால் கொண்டாடப்படுகிறதோ, அந்த சப்தம் எல்லாருக்குமானது தான். அதுக்கப்பறம் அந்த சப்தத்தை நீங்களும் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த இதை நீங்களும் முயற்சி பண்ணலாம். இசை தான் வந்து எல்லாருக்குமான ஒரு <inhales> பொது விஷயமா இருக்கு. நீங்க அந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசிலருந்து எழுகிற ஆகத்தை வந்து நீங்க வந்து பண்ணிற முடியும். சோ அப்படி தான் ஒரு இசை வடிவம்ங்கிறது இருக்கு. அப்படி அப்படி தான் நான் வந்து, இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து அ அ இப்ப நம்ம ஊருக்கு அவரு தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஓட பாணி இசை அதெல்லாம் வந்து நமக்கு இங்க அறிமுகப்படுத்துறாரு. <tsk> அது அ இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து மிக முக்கியமான ஒரு நபர். இப்போ என்னோட லைஃப்ல வந்து நான் அவரோட பாடல்களை தொடர்ந்து கேட்டு வந்து கேட்டுக்கொண்டே வந்துட்டு இருக்கேன். <inhales> இப்போ இதுல என்னன்னா அ அவரோட ஒரு அ அ அவரோட அவர் வந்து ஒரு கருப்பு அமெரிக்கர். அவருக்கு அவர் நாட்ல மிகப்பெரிய மிக என்ன சொல்றது மிகப்பெரியன்ட்டு இல்ல. ஆனா அவரோட அ இதுலேருந்து அசோ அசௌகரியப்படுற மாரியான இடத்திலருந்து நிறைய அடிகள் வந்திருக்கு. அ அவரு பல தடைகளுக்கு அப்பறம் தான் மேல வந்திருக்காரு. அப்படி அவர் ஒரு நல்ல இசை அ இசை அம ஆளுமை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்பறமும் அவர் சும்மா இருக்கிறதில்ல. அவர் தொடர்ந்து வந்து அ லிபரேஷனுக்கு எதிராவும் லிபரேஷனுக்கு ஆதரிச்சும் எங்கெங்கெல்லாம் வந்து டிப்ரஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து எதிர்த்து பேசலாம். அதுக்கப்பறம் நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள வந்து, தன்னோட பாடல்கள்ல வச்சி அவரு குடுத்திருக்காரு. இப்போ அப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்ன்னா ஆ "தே டோன்ட் தே டோன்ட் கேர் அஃபவுட் அஸ்" அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து அ அந்த பாடலோட ஒரு 4 வரி வரும். அ பீட் மி பீட் மி அப்படின்னா நீ என்னைய அடி, ஹேட் மி அப்படின்னா என்னைய வெறு, அ பட் யூ கேன் நெவர், அ யூ கேன் நெவர் அ அ அ என்னைய நீ தடுக்க முடியாதுன்ற மாரி வரும் ஆக்சுவலி. நீ வந்து என்னைய வெறுக்கலாம், நீ என்னைய வந்து நீ என்னைய புடிக்கலன்னு சொல்லலாம், நீ என்னைய வெறுக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனா என்னைய நீ என்னைய யாராலும் தடுக்க முடியாது, அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கும். அவ்வளோ
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். யூ கான்ட் ஸ்டாப் மீ இந்த மாரி வருங்களா?
ஆ. ஆமா, ஆமா. யூ காண்ட் ஸ்டாப் சம் ஒன் அதுதான் அதோட அர்த்தமா இருக்கும். யூ காண்ட் ஸ்டாப் சம் ஒன்ஸ் எனர்ஜி இப்போ சில பேரோட இதை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது. அவங்க மேல வரணும் அப்படின்னா அவங்க வரலாம். அப்படின்ற ஒரு உணர்வு எழுதல் பத்தில்லாம் அவர் வந்து நிறைய பாட்டு பண்ணியிருக்கார். அப்படிதான் அ அது அவரோட இசை தாக்கத்துல தான் வந்து எ அது என்னோட கருத்து. அதுக்கு மாற்று கருத்தும் இருக்கலாம். ஆனா அ இசை ஏஆர் ரகுமான்னுடைய இசை வந்து ரொம்ப புதுசு தான். அவர் வந்து நிறைய நல்ல சூப்பரான பிரம்மாண்டமான இசைகள் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட தாக்கம் இருந்தது. மேலை நாடுகளின் இசை தாக்கத்தோட தான் அவருடைய இசை ஒளித்தது இங்க. அந்த தாக்கத்த அந்த தாக்கத்தின் அடிப்படையில இன்னைக்கு நம்ம வந்து அ அதுக்கப்பறம் பல இசையமைப்பாளர்கள் வராங்க. அதுக்கப்பறம் ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, தேவி ஸ்ரீ பிரசாத், அதுக்கப்பறம் அ புதுசா வந்த அனிருத் அப்படின்ற ஒருத்தர் பிறக்கிறார். அனிருத் பிறந்த உடன, மொத்த அ தமிழ் அ இண்டஸ்ட்ரியே மியூசிக் இண்டஸ்ட்ரியே வந்து கிட்டத்தட்ட அவுங்க எல்லாரும் அனிருத் பண்ற மாரியான மியூசிக்க, அ ரிப்பீட் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. அது அது தான் வந்து ஒரு
ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஏன்னா இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு வந்து இந்த இசையோட அருமை அந்த அளவுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். அது ஒரு இரைச்சலான சப்தம். அததான் வந்து ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி, எனக்கெலாம் வந்து இந்த இ 2000கள்ல வந்த 90கள்ல வந்த அந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப புடிக்கும். அந்த ஆரம்ப காலத்தில வந்த வின்டேஜ் விஜய் வ அந் அப்போ அஜித், சூர்யா, பிரசாந்த் இவர்களெல்லாம் வந்தப்போ அந்த பாடல்கள்லாம் கேட்டா எவ்வளோ அருமையா இருக்கும். தேவா சார் ஆகட்டும், வித்யாசாகர் ஆகட்டும் அவ அவங்க வந்து இந்த வ் வரிகளுக்கும் உள்ள முக்கியத்துவம் கடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புதிய புதிய இசைகள் அந்த இடத்துல கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா இங்க வந்து, முன்னாடி அந்த பாடலுக்கு வந்து ஒரு ஒரு இது சே வச்சிருப்பாங்க. ஒரு டெம்ப்லேட் அந்த மாரி வச்சிருப்பாங்க. மேலே வந்து அ பல்லவி வரணும். அப்பறம் அணு பல்லவி, சரணம் இந்த மாரி வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நடுவில பேச ஆரம்பிச்சுருவாங்க. அ திடீர்னு வந்து ஏதாவது சண்டை சீன் போகும். இந்த மாதிரி டே வித்தியாசம் வித்தியாசமா கொண்டு வந்து வச்சுடுறாங்க இல்லையா? இதுதான் இந்த தலைமுறையினருக்கு வந்து புடிக்குது. ஸோ அது தானே ரொம்ப வணிக ரீதியா, அதுதான் வெற்றி பெறுதுன்றது போக எல்லாம் ம இசையமைப்பாளர்களும், அவங்களே பின்பற்றுவது மாதிரி ஒரு கருத்து வந்து <chuckles> நமக்கு தோணுது இல்லையா?
ஆமா. ம். ம். ம். ம். ம். ஆ. ஆமாமா. ஆமாமா. ஆ. ஆமா, ஆமா. ஆமா. ம். ம். ம். ஆமாமா. ஆமாமா. ம். ம். ஆமாமா. அது அது தான் இப்ப வந்து, நம்ம தரம் அப்படீன்னு நிர்ணயிச்சு, யாரால் நிர்ணயிக்கப்படுதுணு எனக்கும் தெரியல. ஆனா அது தான் தரம்னு இருக்கு. இப்போ வந்து இ ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தணும்.
ம்ஹ்ம்.
இல்ல. அப்படீன்னா நீங்க வந்து ஒரு ராப் இசை வடிவத்தை வந்து உங்க பாடல்கள்ல நிச்சயமா நீங்க வைச்சே ஆகணும். <inhales> அதெல்லாம் இருந்தா தான் அது வந்து ஒரு வணிகத்துக்கு ஏற்ற ஒரு பாடலா இன்னைக்கு மாறுது. இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஒரு பாடல் வந்து தமிழ் தமிழ்நாட்டுல இப்ப திரையிடப்பட்டு வெ வெற்றி அடைந்து ஓடிடுச்சு. அந்த படத்துல ஒரு பாட்டு வந்து பல <swallows> கோடிக்கணக்கான பேர்கள் கிட்ட பா கே கேட்கப்பட்டது, அப்படீன்டு விளம்பரப்படுத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா, வந்து இசை நல்லா தான் இருக்கு. ஆனா இவுங்களோட சப்தமும், இசை கோர்மையும் அவ்வளோ ச சத்தமா இருக்கு. <inhales> ஆனா அதையுமே இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க. அதுலருந்து ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிறாங்கன்னா நான் வந்து என்னோட கருத்து என்னன்னா, இதை நான் கொஞ்சம் அ ஆரோக்கியமா தான் பார்க்குறேன். இல்லல்ல. ஓ ஓவர் ரேட்டடு தான். ஓவர்ரேட்டடுன்னா ஆமா. இது வந்து இப்போ ப பல, இதனால வந்து நெறைய மோசமான இசைகளும் வருது. ஆனா எல்லா இசையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அண்டு என்னோட கருத்து என்ன அப்படீன்னா, இத யாராலையும் தடுக்க முடியாதுந்தான் தோணுது. ஏன்னா ஒரு காலத்துல அ தபேலா, மிருதங்கம் அ வாசிச்சிட்டு இருந்தப்போது நம்மளால அவங்கள நிறுத்துங்கன்னு யாராலும் சொல்ல முடியல. இன்னைக்கி இன்னைக்கி யாரு ஒரு பிளாஸ்டிக் சேரெடுத்து ஒருத்தன் "சத்தமா வாசிக்கிறேன். இதான் என் வேலை" அப்படீன்னு சொன்னா, நம்ம அவனை தடுக்கக்கூடாது. ஆமா அவன் தட்டுறது தான் இசை. ஏன்னா அதுதான் வந்து இன்னைக்கு சம ஒரு சம மனிதத்துடன் வாழுறதற்கான ஒரு விஷயம். அதனால அவுங்க இசை வடிவத்தை என்னைக்குமே நம்ம ம்.
ம்ஹ்ம், ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓவர் ரேடட்டுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல. ம்ஹ்ம். நிச்சயமா. ஆமா. ம்ஹ்ம். இப்போ நீங்க சொல்லுங்களேன். இப்ப அண்மைல வந்த சாங்கு, உங் உங்களுக்கு ரொம்ப புடுச்ச ஒரு பாடல், அது வந்து முன்னாடி கேட்ட மாதிரி இருந்துது. இல்ல அ எ ஏன்னா, ஒரு சில பாடல்கள் கேட்கும்போது நமக்கு மன அமைதியா இருக்கும். அந்த மாதிரி பழைய பாடல்கள் நெறையா இருக்கலாம். அண்மைல வந்த ஒரு பாடல்கள் அப்படீன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அப்படீ எதுவும் இருக்கா?
ம். ம். அ இருக்குங்க. இப்போ ஆமாமா நெறைய பாடல்கள் இருக்கு. இப்போ இது வந்து எனக்கு இப் ஏ.ஆர் ரகுமான் இசை தான். ஏ ஆர் ரகுமானே வந்து இப்போ அந்நியம் ஆயிட்டாரு கிட்டத்தட்ட. பட் ஆனா, அ இப்போ ரீசென்ட் டா அவர் வந்து ஒரு அ ராயன்ற திரைப்படத்துல ஓ ராயானு ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருந்தாரு. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து, எனக்கு ரொம்ப பழைய அ ஒரு பழைய ஏஆர் ரகுமான். ஒரு தாஜ்மஹால், ஒரு கருத்தம்மா. அந்த அந்த இடத்துல இருந்த ஏஆர் ரகுமான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சாரு, அந்த ஒரு பாட்ல. அதான் கொஞ்சம் திருப்திகரமா இருந்தது. என்னன்னா <tsk> நம்ம தொடர்ந்து பல விதமான இரைச்சி பாடல்கள கேட்ருக்கோம். அப்புறம் பக இதெல்லாம் கேட்டுட்டுயிருக்கோம். அதுல வந்து <tsk> அந்த பா அந்த போகிற வழி ஏதோ அதுன்ட்டு, ஒரு ஒரு ஒருத்தன் வந்து ஒரு வழிய சூஸ் பண்ற, ஒரு பாத்த சூஸ் பண்ற ஒரு பாட்டுதான் அது. அது வந்து ஒரு தாலாட்டு மாதிரி அத பண்ணியிருந்தாரு. அ ரொம்ப அருமையா இருந்தது.
<laughs> ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். அ தனுஷ் பாடியிருப்பார், இல்லையா? அந்த பாடலு.
அ தனுஷும் பாடியிருக்காரு. ஆனா அ ஏஆர் ரகுமானும் ஒரு ஒரு பெண் பாடகியும் தான் அத அத அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு வந்து இருந்தது. அ ஐ திங்க் அது வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஏஆர் ரகுமான்னு பாடுன அ பாட்டாதான் இருக்கும்.
ஓஹோ! ம். <clicks tongue> ரொம்ப அருமையா வந்து உங்களோட அந்த ஆரம்ப காலத்துல இருந்து, இப்ப வரைக்கும். உங்களுடைய சவுண்ட் டிராக் எப்படி, எப்படி இருந்தது. அ ஏன் அதன அந்த மாரியான இப்போ இசை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சது, எதனால அந்த மாற்றம் வந்தது, அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
ம். ம். நன்றிங்க.